நான் வந்து, ஆமா திருவ நான் வந்து உபயோகிக்கிறது இல்ல. மின்விசிறிய பொறுத்த வரைக்கும் எனக்கு அதோடைய சத்தம் எனக்கு அவ்வளோ புடிக்காது. நெறையா வந்துருச்சு இப்ப வந்து சயலன்ட்டா ஓடுற மின்விசிறி அந்த மாரி நறையா வந்துடுச்சு. அ இருந்தாலும் வந்து, எனக்கு அந்த மின்விசிறியோட அந்த ஒரு வேகமோ, அந்த இதுவும், அமைதி, இருக் இயற்கையை நான் ரொம்ப ரசிப்பேன். அதுக்கு பதிலா எல்லா ஜன்னலையும், எல்லா கதவயும் நம்ம தொறந்து வச்சிட்டோன்னா, நல்ல இயற்கையான காற்று வரும்போது அதுதாங்க சிறந்த விசிறின்னு நான் சொல்லுவேன்.
ஓ! அப்டி <chuckles> சொல்றீங்க நீங்க. ம். சரி. புரியுது. ஆமா. சரியா சொன்னீங்க. இப்ப எங்க வீட்ல பாத்தீங்கணா, பெரும்பாலும் பெண்மணிகள் என்ன பண்ணுவாங்கணா, 6 மணி ஆச்சுன்னா, எல்லா விளக்குகளையும் போட்டு வச்சுருவாங்க. அந்த எடத்துல நேரம் வருது, விளக்குகள் இருக்கணும் அப்டின்னு. அப்புறம் சில வீடுகள்ல பாத்தீங்கணா 6 மணிக்கு ஒரு 1 மணி நேரம் கழித்து என்ன பண்ணிருவாங்கணா, அந்த ஹால்ல மட்டும் வச்சுட்டு, மிச்சதெல்லாம் அணைச்சு வச்சுருவாங்க. நீங்க அந்த மாரி ஏதாவது முயற்சிகள் மேற்கொள்வீங்களா? உங்க வீட்ல!
ஆ. ஐயோ! அந்த விஷயம் தான் நானும் ஒரு சாதாரண பொண்ணு தாங்க. என்னென்னா வந்து, என்னை பொறுத்த வரைக்கும் அ சமையல் அறையில எப்பவும் வந்து ஒரு லைட் வேணுங்கிறத நான் விருப்பப்படுவேன். பின்ன அதேமாரி சாமி அறையில எப்பவுமே வந்து ல நான் அந்த லைட்ட நான் வந்து ஆஃப் விளக்க ஆஃப் பண்ணி வெக்க மா அணைச்சு வைக்க மாட்டேன்.
ம். சரி, சரி. ஓ! இந்த அலங்காரத் தோரணம் மாரி போட்ருப்பாங்களா? அந்த மாரி லைட் போட்ருப்பீங்களா? நீங்க சாமி அறையில.
இந்த நம்ம எல்இடி தான் இருக்குது அங்க இப்போ. ஐ மீன் அந்த நார்மல் லைட் தான் இருக்குது. இருந்தாலும் வந்து, ஆ அந்த இறைவனுடைய இடம் வந்து, நல்ல வெளிச்சமாக இருக்கணும்! அது ஆமாங்க. அதுனால வந்து, நம்ம மனசுக்கு வந்து ஒரு நல்ல இது கிடைக்குங்கிறத நான் நம்புறேன். அத எங்கேயாவது தெரியாத்தனமா, அணைச்சிட்டாங்கன்னா, நான் ரொம்ப கோவமும் பட்டுருக்கேன் <chuckles> அந்த விஷயத்துல. <laughs>
சரி, சரி. வெளிச்சமா இருக்கணும். இல்லைங்களா? <laughs> புரியுது, புரியுது. அது கொஞ்சம் நமக்கு ஒரு உணர்வுகளோட சம்மந்தப்பட்ட விஷயம். இல்லைங்களா? இந்த மாரி விஷயங்கள்!
ஆமாங்க. அந்த சாயந்தரம் ஆச்சுனா, 6 மணிக்கு வந்து, வீடு முன்னாடி வந்து விளக்கு போடுறது அந்த இதெல்லாம் எனக்கும் இருக்குது, அதனால நான் இல்லன்னு சொல்லிக்க விரும்பல.
புரியுது.

அதாவது, அது வந்து ரொம்ப நல்ல இப்ப நம்ம வீட்ல வந்து இந்த கிறிஸ்மஸ்லாம் வரும்போது, கிறிஸ்மஸ் பண்டிக பண்டிகைக்கெல்லாம் எப்டியா இருந்தாலும் நம்ம கேக் செஞ்சு தான் ஆகணும். அந்த மாரி இடத்துல வந்து நம்ம வந்து அத உபயோகிக்கலாம். அது இல்லாம, நான் டெய்லி இருக்கற சாப்பாட வந்து ஒரு 5 மினிட் நான் சூடு பண்ணவேன். ஆ <chuckles> சூடு பண்ணி வச்சுட்டு, அத வந்து சாப்பிடறதுக்கு நேரம் ஆயிடுதுங்கச்சனால அது அது ஆறிருது. <chuckles> ஆறினோன இன்னும் ஒரு 5 மினிட் வச்சு சூடு பண்ணிக்கிறேன்னு சொல்ட்டு, இப்டி கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா வந்து "சிறுதுளி பெருவெள்ளம்" நெறைய வந்து இந்த மின்சாரத்த இழுக்கிற நெறைய இருக்குங்க.
ஆம். ஆ புரியுதுங்க, புரியுது, புரியுது. அப்ப நீங்க அத அடுப்புயலே நீங்க வந்து சூடு பண்றதுனா பண்ணிக்கலாம். ஆனா, இது கொஞ்சம் எளிமையா இருக்குங்கிறக்காக பண்றனாள, இந்த மின்கட்டணம் உயர்ந்துருது இல்லைங்களா? இந்த இதுல,
ஆமாங்க. அத அடுப்பிலயும் சூடு பண்ணலாம். அந்த இடத்துல வந்து நமக்கு எரிவாயுவும் வந்து <chuckles> செலவழிக்காம, இதுவும் இல்லாம எல்லாரும் தீர்மானிச்சுட்டு ஒரு நேரத்தில எடுத்து சாப்பிட்டாங்கன்னா, கரெக்ட்டா இருக்கும்னு நான் நம்புறேங்க.
ஆ புரியுது. அதாவது, ஒரு குடும்பத்தில நீங்க மட்டும் இல்லாம எல்லாரும் சேர்ந்து உழைக்கணும். இந்த ஒரு குறைக்கிறக்காக இல்லைங்களா?
அ சரியா சொன்னீங்க. அதுவும் குழந்தைங்க இருக்காங்க பார்த்தீங்களா, எங்கேயாவது இப்போ ஒரு பாத்ரூம் போனா கூட அந்த லைட்ட போட்டு வச்சிட்டே வந்துருவாங்க. அத நம்ம சின்ன பொண்ணு- <laughs> சின்ன புள்ளையிலே புரிய வச்சது நான் எப்டின்னா, அ இந்த லைட் போட்டு போட்டு வச்சுட்டு என்னோட பொண்ணு வந்துருவா. அப்ப நான் வந்து நான் அதுகிட்ட சொன்னேன். இந்த மாதிரி வந்து, பாரு இந்த லைட்ட நீ போடுறதுனால வந்து இந்த இடத்துல நமக்கு வந்து பவர் அதிகமா எடுக்குது. இது நமக்கு சும்மா கெடைக்குதா இல்ல. அது கெடைக்காதனால என்ன பண்றேன், நான் நெறையா காசு குடுக்குறேன். அந்த காசு குடுக்குறதுனால, என்ன பண்ணுது இப்போ, நீ கேட்கிறது என்னால வாங்கிக் குடுக்க முடியலன்னு ஒரு தருணத்தில புரிய வச்சு
ஆ சரியா சொன்னீங்க. <laughs> புரியுது. ம். சரி. சரி. ம். சரி, ம். <laughs> நீங்க வந்து, ஒரு சின்ன குழந்தைன்னு பாராமல், அவங்ககிட்ட போய்ட்டு இவ்வளோ பெரிய ஒரு விஷயத்த சொல்லி இருக்கீங்க இல்லைங்களா? அந்த இதில.
அதாவது, இலக்கை நோக்கி அவங்க போராடுவாங்கள்ல, எனக்கு வந்து இந்த வேணும் எப்டியாவது எனக்கு வருது பொருள் அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேனா, இப்ப கரண்ட்ல கரெக்ட் அவளே வந்து
புரியுது ம். ஆ நீங்க அது குழந்தையா இருந்தா கூட, அவங்களோட அந்த மனப்போட்டம் எப்டிங்குறத புரிஞ்சுக்குட்டு அதுக்கு தகுந்தாப்ல நீங்க பேசிருக்கிறீங்க. இந்த இடத்தில இல்லைங்களா?
ஆமாங்க, அந்த இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, அந்த மொ என்னோட பெரிய பசங்கலாம், அந்த மொபைலு ஐயயோ இருக்குதே! இந்த மொபைல சார்ஜ் பண்ணுறேன்னு சொல்ட்டு 100 100% மேல அது எப்டிப்பா சார்ஜ் ஆக முடியும். அதுலேயே ஏன்பா போட்டு வச்சிருக்கிறேன்னு நான் கேட்டேன்.
ஆ <chuckles> ஏ <laughs> ஏனா, அவங்க அத வைக்கிற கையில வச்சுட்டுருக்க நேரத்துக்கும், அவங்க சார்ஜ் போடுறனால அதுவும் கூடவே தான உட்கார்ந்துருப்பாங்க. அத போட்டுக்கிட்டே இல்லைங்களா? இந்த இதுல.
ஆ, சரி, சரிங்க. அத போட்டுக்கிட்டே அது பக்கத்திலே உட்காந்துட்டு. என்னமோ ஆ த அப்பா, அம்மாவ கூட எல்லாரும் அப்டி கவனிச்சிருப்பாங்களான்னு தெரில, மொபைல நல்லா கவனிச்சுக்கிறாங்க. அந்த விஷய
<laughs> சரியா சொன்னீங்க. இப்போ உங்க வீட்ல இந்த குளிர்சாதன பெட்டி இல்ல, ஏசி இந்த மாரி விஷயங்கள்லாம் இருக்குங்களா? உங்ககிட்ட.